அ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துக்குள்ளருந்து நம்ம வந்து பயணத்துக்கு போ பயணமா ஒரு பஸ் ஒரு ஊருக்கு நம்ம எங்கேயோ நம்ம போறோம்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குடும்பமா போனோம்னா, நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் இருக்காது. நமக்கு ஒரு ஒரு சேஃப்டியா, நம்ம பக்கத்துல நம்ம வீட்டுக்காரரோ, நம்ம குழந்தைங்களோ, யாராச்சும் இருப்பாங்க. இல்ல நம்ம அப்பா, அம்மா யாராவது இருப்பாங்க. இப்ப அ அந்த மாரி இல்லாம, நீங்க தனியா எங்கேயாவது போயிருக்கீங்களா? அப்டி தனியா போயிருக்கும்போது, ஏதோ ஒரு பயம், ஒரு எப்டி? நம்ம இந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு அச்சமா இருக்கும். அந்த மாரி நீங்க இருந்து, அத நீங்க கடந்து வந்துருக்கீங்களா? அந்த மாரி யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? எங்க போயிருக்கீங்க அந்த மாரி?
ஆ. அதாவது தனியா போகும்போதும் எனக்கு ஒரு பய உணர்வு ஏற்பட்ருக்கு. ஆ குடும்பத்தோடு போகும்போதும், இந்த மாரி ஒரு சம்பவம் இருந்திருக்கு. ஆ தனியா ஆமா. ஆ இப்ப தனியா போகும்போது என்னனா, ஒரு முறை என்னோட அலுவலகத்துல இருந்து தான் நான் என்னோட வீட்டுக்குப் போறன். அது பயணம்னா, அதுவே வந்து ரொம்ப தூர ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 1 மணி நேரம் பயணம் அது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, அ பேருந்துகள் வந்து அதிக கூட்டமா இருக்கு. அதனால ஒரு ஷேர் ஆட்டோல நான் ஏர்றன். அதுல வந்து 1 இருக்கையிலேயும் ஆண்களும், பின்னாடி இருக்கிற இருக்கையில பெண்களும் உட்காருவாங்க பொதுவா. அப்போ ஆமா. இந்த ஷேர் ஆட்டோவே 2 இது இருக்கைகள் இருக்கும். இப்போ 1 இருக்கையில வந்து ஒரு ஆண் உட்காந்துருக்காரு. வெள்ளை ஷர்ட அணிஞ்சிருக்காரு. நான் ஏறும்போது எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. நான் பின்னாடி இருக்க இருக்கைல, நான் மட்டும் தான் இருக்கேன். சரி அடுத்தடுத்து ஏறிடுவாங்கன் நான் ஏறி உட்காந்துட்டேன். ஆ அதுக்கப்புறமும் ஒரு, ஒரு பெண் ஏர்றாங்க, நாங்க 2 பேரும் பின்னாடி இருக்கோம். அந்த முன்னாடி இருக்கிறவரு வந்து அ மது போதையில இருக்காரு. அவரு வந்து கொஞ்சம் ஆமா. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவரோட கை மட்டும் எங்க பின்னாடி இருக்கை நோக்கி வருது. அவரே வந்து திரும்பி பார்க்குறாரு. கொஞ்சம் ஒரு மாரி அச்சுறுத்தலான ஒரு பிஹேவியர்லாம் அவரு பண்றாரு. ஆ ஆ நாங்க வந்து நான் அமைதியா இருக்கேன், அந்த என் கூட இருந்தவங்க என்ன பண்றாங்க, உடனே தொலைபேசி எடுத்து, அவங்க யாருக்கோ அழச்சு அவங்க பேசிட்டே வராங்க. அப்ப அந்த கவனத்த வந்து, அவங்க திசை திருப்பலான்ட்டு.
அப்டியா? சரிங்க. சரிங்க. சரிங்க. சரி. அப்படியா? சரிங்க. ஆ. ஓக்கே. ஓக்கே. சரிங்க. சரி. ஓ! குடிச்சிருக்காரு. சரி சரி சரி. அடடா! அய்யய்ய! ம். ஓ! பரவால்ல பரவால்ல. நல்ல ஐடியா! ம்.
ஆமா. எனக்கு வந்து ஆனா பயமா இருக்கு. ஏனா, இவரு நம்ம ஃபோன்ல இருக்கும்போது, அ இவரு வந்து ஏதாவது அ தவறான செயல்கள் செஞ்சுருவாரோ அப்டீன்னு, நான் ஒரு பயத்திலேயே இருக்கேன். அப்போ எனக்கு இறங்கலானாலும், அவர் கைய வச்சு ஒரு தடுப்பு மாரி வச்சுருக்காரு. நம்ம இறங்கி வேற வண்டியிலேயும் ஏற முடியல. அப்போ என்ன பண்றது? அப்டின்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு ஆண், வேற ஒரு ஆண் வந்து, அந்த எதிர்பாரத விதமா அவரு ஏறிட்டாரு. அப்போ அவருக்கு வந்து இவரோட செய்கைகள் புரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்றாருன்னா, இவர கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லி இவரு அ இப்டி உட்கார்ந்துகிறாரு. இப்போ வாசலின் பக்கத்துல அவர் உட்கார்ந்துட்டாரு.
கண்டிப்பா. சரிங்க. ஆ. ஆ. மறச்ச மாரி. சரி. சரிங்க. சரி. பரவால்ல. பரவால்ல.
உடனே என்னோட ப பக்கத்துல இருந்த அந்த பெண்கிட்ட நான் கேட்டேன், "நீங்க வந்து, நான் இறங்கிட போறேன், இவரோட, இது செயல்னால, நீங்க வந்து தொடர போறீங்களா, இல்ல எறங்கிடுறீங்களா?"ன்னு கேட்டேன். அப்ப அவுங்க சொன்னாங்க, "இல்ல இல்ல, அடுத்த நிறுத்தத்துல என்னோட கணவர் இருக்காரு; எனக்கு பிரச்சன இல்ல," அப்டின்னு சொன்னோன்னே. அப்ப நான் மட்டும் அங்கருந்து எறங்கிட்டேன்! அ, அது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத, ரொம்ப பயமான ஒரு அனுபவமா இருந்தது. ஏன்னா அந்த இன்னொரு ஆண் நபர் ஏறாம இருந்திருந்தார்னா, அன்னைக்கு ரொம்ப ஒரு சிக்கலான விஷயமா நடந்துருக்கலாம்.
ம். பரவாலங்க. சரி, சரி. ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா! இது ஒவ்வொரு பெண்களும் பாத்தீங்கன்னா நெறைய விஷயம் இந்தமாரி சந்திச்சிருப்பாங்க. எனக்கு இந்த மாரி அனுபவம்லாம் ஒரு பஸ்ல அதும் எங்க வீட்டுக்காரருங்க! பக்கத்துல உக்காந்துட்ருக்காரு! இப்ப நீங்களாவது பாத்தீங்கன்னா, தனியா போறீங்க, ஆனா எங்க வீட்டுக்காரு பக்கத்துல உக்காந்துருக்காரு, நாங்க 2 பேரும் 1 சீட்ல உக்காந்துக்கிட்டுருக்கோம். அன்னம் அந்த சமயம் பாத்தீங்கன்னா, பின்னால பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹைட், வெய்ட் அந்த மாரி ஒரு ஆளு. அவர் பாத்தீங்கன்னா நான் நான் ஓரத்துல உக்காந்துருக்கேன், அவரோட கை மட்டும் அப்டியே ஓரத்துல சைட்ல வருதுங்க!
ம். அதான், இந்த மாதிரி, அ சில செயல்கள் செய்யும்போது, நம்ம பயணமே நமக்கு வந்து, ரொம்ப ஒரு பயத்த
அ! ஒரு அச்சத்தையும், ஆமா, ஒரு பயத்தையும் குடுத்து, நம்மள உண்மையிலே, அப்ப அந்த அடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஸ்ல போறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும், இல்ல தனியா ஏதாச்சும் ஒரு ட்ரா பய உன்ன உங்கள மாரி தான் இந்த மாரி ஆட்டோலலாம் போயிட்டு ப ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கத்தானே செய்யும்? கண்டிப்பா, பரவால்லீங்க! அத வந்து கடந்து வந்துட்டீங்க! யாரோ ஒருத்தர் வந்து, ஒரு தெய்வம் மாரி யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு! <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.
கண்டிப்பா. ஆமா, அ அதே மாதிரி அ, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, இது ஒரு ரெண்டு, மூணு தடவ எனக்கு நடந்திருக்கு. இப்ப ஷேர் ஆட்டோல தனியா நான் வருவேன். சில நேரங்கள்ல யாருமே நமக்கு அடுத்து ஏறாம இருப்பாங்க. அப்ப வந்து இந்த மனநல பாதிக்கப்பட்டோர் மாரி ரோட்ல வந்து ஒரு ஒருத்தர் இருப்பாரு, அவர என் அன்றாடம் நான் அவர பார்ப்பேன். ஆனா நம்ம இந்த மாரி ஷேர் ஆட்டோல தனியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவரு திடீர்னு அந்த ஜன்னல் வந்து கண்ணாடியால ஆனதா இருக்கும், தொறந்து தான் இருக்கும், திடீர்னு அவரு கைகள உள்ள விடுவாரு, இல்ல திடீர்னு, நம்ம முகத்துக்கு நேரா கிட்ட வந்து கத்தி, நம்மள வந்து பயமுறுத்துவாரு! அ. ஆமா, அது வந்து அவருக்கு உண்மையாவே மனநலம் பாதித்துதா பாதிக்கப்பட்டு தான் இருக்கா. இல்ல, சும்மா சிலர் வந்து இந்த ரோட்டோரத்துல யாசகம் கேட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவுங்களே மனநலம் பாதிக்கப்பட்ட மாரி சும்மா நடிப்பாங்க அந்த மாதி
சரி. அ, வே சரிங்க. அ. சரி, சரி. சரிங்க. ஐய்யயோ! அ. ஆமாமாமா. இத வேற யாரும் வந்து, அந்த மாதிரி கண் உ உங்கள்ட்ட மட்டும் தான் அப்படி இருப்பாங்களா? இல்ல எல்லார்கிட்டயுமே அவர் அந்த செயல செய்றாராங்க?
இல்ல அது எனக்கு தெரியும். ஆனா நான் 1 2 வது முறை அத சந்திச்சப்போது, அதுக்கப்புறம் நான் வந்து உட்காரும்போதே நடுவில் உட்கார்ந்துக்குவேன் இருக்கை ஜன்னல் பக்கத்திலேயே உட்காராம ஆ காலியா இருந்தாலும் சரி நடுவுல பயணிப்பேன். 1 முறை அந்த ஓட்டுனர்கிட்டயே கேட்டேன். இவரு இந்த மாரி நடந்துக்குவாரா? அப்பிடினா அவரு சொன்னாரு "ஆமா, இங்க இருக்க டிராபிக் போலீஸ் கிட்ட கூட நான் 1 வாட்டி சொன்னேன். அவரும் இவர கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. ஆ ஆனா, அவர்கிட்டலாம் இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாரி பாவமா நடிக்கிறாரு. அ இவர என்னதான் செய்றதுன்னு தெரியல" அப்பிடிங்கிற மாரி அந்த ஓட்டுனர் சொன்னாரு அப்போ
சரி, சரி. சரிங்க. அப்பன்னா ஆ சரி. ஓ! ஆமா, சில இருப் இருக்கலாம். அதாவது என்னன்னா, 1 நம்ம மேல 1 இரக்கத்த காமிக்கிற மாரி சில விஷயங்கள் பண்ணி, அ அப்போ 1 லூ லூசுன்னு நம்புக்க நம்ப, நம்ப வைக்கிறது. ஆ ஏன் சப்போஸ் இப்போ வந்து நல்ல மனிதரா இருந்தாருன்னா, கண்டிப்பா அந்த போலீஸ்லாம் கூட்டிட்டு போயிட்டு, ஏதாவது 1 பண்ணுவாங்க. இப்போ நம்ம லூசு மாரி நம்ம நடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்மள யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கூட அவர் தந்திரமா கூட எல்லாருக்கிட்டயும் அந்தமாரி நடிக்கலாமா இருக்கும் கண்டிப்பா.
இருக்கலாம். ஆனா வந்து இது மாரி பண்ணும்போது, பெண்களுக்கு எதிரான செயல்கள் பண்ணும்போது, கொஞ்சம் அதுக்கப்புறம் நமக்கு அந்த வழியா பயணிக்கும் போதெல்லாம் 1 அச்சம் ஏற்படும். அ நான் வந்து அதுக்கப்புறம் எங்க வீட்ல எங்க அப்பாவையே, நீங்க அலுவலகத்திலயே வந்து கொஞ்ச நாள் கூப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பேருந்துகள்ல போய்க்கிறேன் அப்பிடின்னு சொல்லி ஏன்னா வேலை சில நேரம் ரொம்ப நேரம் ஆயிடும். அப்போ நம்ம பேருந்து கிடைக்கலன்னா ஷேர் ஆட்டோ தான் ஏர்ற மாரி இருக்கும். அப்போ இந்தமாரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ஆ 1 முறை எனக்கு என்னோட திருமணத்திற்கு அப்புறம் வந்து நாங்க 1 முறையா அ கோவாவுக்கு வந்து போறோம். அ 1 சுற்றுலாக்காக போறோம். அப்போ வந்து என்னாச்சுன்னா, நாங்க போம்போதே, இப்போ அ எங்களோட ஃப்ளைட் டே வந்து இரவு தான் அங்க போய் சேரும். அப்போ இரவு அங்கு அந்த இடத்திலிருந்து, எங்களோட நாங்க புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு 1 2 மணி நேரம் பயணம். ஆஹ, 2 இல்ல 1 1 மணி நேரம் பயணம். ஆனா, கொஞ்சம் தூரமான இடம்னால அவுங்க ஹோட்டல்ல இருந்தே உங்களுக்கு வாகனம் அனுப்பிச்சிருக்கோம். அப்பிடின்னு அழச்சு சொன்னாங்க. சரி அப்பன்னா நம்ம நம்பிக்கையா போலாம். அப்பிடின்னு அவரும் பார்க்கும்போதே, 1 நல்ல நபரா இருந்தாரு, நல்லா பேசினாரு. அவ்வளவா தமிழ் தெரியலனா கூட எங்களோட ஆங்கிலத்தில கொஞ்சம், கொஞ்சம் தமிழ்ல உரையாடிட்டு வராரு. ஆனா, எங்களுக்கு வந்து அது தெரியாத இடம் ஆனாலும் நான் வந்து அந்த Google Mapல மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். இவரு சரியான பாதையில தான் போறாரா பார்க்கலான்னு. நானும், என் கணவர், என்னோட மகள். அப்போ தான் அவளுக்கு 1 வயது ஆயிருக்கு.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. சரிங்க. சரி. சரி, சரி. சரிங்க. சரிங்க. சரி. ம், ம். சரிங்க.
ஆனா, பாத்தீங்கன்னா, அவரு மேப்பில போட்ட வழியில மேப்ல காமிக்கிற வழில அவர் போல. அவரு நாங்க கேட்டபோது அவரு சொன்னாரு "இல்ல, இல்ல அந்த வழி வந்து கொஞ்சம் சரியில்ல இப்போ. அ நான் வந்து ஒரு சின்ன ஊரு உள்ள போற மாரியான வழியில போறேன்" அப்படின்னு. ஆ அப்போ
ம் ம். அப்பன்னா உங்க மனசு வந்து பக்கு, பக்குன்னு இருக்கும். ஏன்னா ஏன்னா இவரு எங்கே கூட்டிட்டு போறான்னு தெரியல. என்ன பண்ணிருவானோ! எது என்னு பண் அ அந்த ரொம்ப பயம் இருக்கும் உண்மையிலயே நம்ம அந்த கரெக்டான பாதைல அவுங்க போயி அவங்க நெனைச்சிருக்கலாம் ஒரு பைபாஸ்ல மாரி இந்த மாரி வேற மாற்று வழியில போயிருக்கலான்னு கூட நெனைச்சா கூட, நமக்கு வந்து என்னென்னா, நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ! நம்ம போற வழி இல்லாம இவரு வேற வழில போறாரே. கண்டிப்பா உங்க பயம் வந்து நியாயமான பயம். உண்மையிலயே.
ஆமா. ம்ஹ்ம். ஆமா அதும் காடுகள் போல இருக்கு. எனக்கு ஒரு வீடு கூட அந்த வழியில தெரியவே இல்ல. என்னோட கண்ணுக்கு. அது இரவு நேரம்ன்றதுனால, ஒரு வெளிச்சம்ங்கிறதே கிடையாது. ரோட்ல சில நேரங்கள்ல தான் வெளிச்சம் இருக்கு. சில இடத்துல ரோடே வந்து அப்டியே இருட்டு தான் இருக்கு. அந்த கருமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அப்பிடி இருக்கு. அ அந்த வாகனத்தோட வெளிச்சத்துல தான் முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியும். இவர் வந்து ஆனா நாங்க அடிக்கடி கேக்குறோம் இந்த வழி சரியானது தானா? அப்டின்னா, ஆமாம்மா சரியான வழிதான். நீங்க பயப்பட வேணாம் என்ன நம்பலாம் அ அப்படிலாம் சொல்றாரு. ஆனா அந்த ஒரு 40 நிமிஷம் வந்து அந்த பயணம் எனக்கு அப்டியே உயிர கைல பிடிச்சு ஆமா அந்த மாரி இருந்தது. ஏன்னா தெரியாத மொழி, தெரியாத இடம் அ அவங்கள கேட்டிங்
சரிங்க. சரி, சரி. ஆமா, ஆமா. ம். சரிங்க. மனசுகுள்ள <laughs> ஆமாங்க, ஆமாங்க, இப்போலாம் பாத்தீங்கன்னா, நெறைய இந்த இந்த மாரி சுற்றுலாக்கு போற வ பேரெல்லாம் நிறைய பேர் இப்போ நா 2, 3 மாசத்துக்கு முன்னால நிறைய அந்த மாரி சம்பவம்லாம் நடந்துருச்சு. அடிச்சு போட்டுட்டு இந்த மாரி இத சில தப்பான விஷயங்கள்லாம் நடந்த மாரி இப்போ உண்மையிலே பயமா இருக்குங்க. எங்கயாவது சுற்றுலாக்கு போறதுனாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உண்மையிலயே நீங்க உங்களோட பயம் நியாயமான பயம் தான். அப்புறம் கடைசில என்னாச்சுங்க? அவர் கரெக்டான இடத்துக்கு கூட்டிட்டு போய்ட்டாரா?
<laughs> ஆமா. ஆமா, அவரு ரொம்ப நல்ல மனிதரா தான் இருக்காரு. ஆனா நீங்க சொல்ற மாரி நம்ம இந்த செய்திகள்லாம் பார்த்து, பார்த்து ஒரு அச்சம் வந்து, வந் வந்துருது. அப்போ அந்தமாரி இன்னமும் அந்த இருட்டான ஒரு இடத்திலேயே தான் போறோம். ஒரு, போயி ஒரே 1 வளைவு தான். அந்த வளைவுக்கு அப்புறம் அப்படியே அந்த விஷயங்களே மாறிடுச்சு. பார்த்தா, உயர்ந்த ஒரு கட்டிடங்களா இருக்கு, ஹோட்டல்களா இருக்கு. நெறைய மக்கள் இருக்காங்க. அவரு அதுவரைக்கும் அந்த ஒரு வா பது பாதைய வந்து தேர்ந்தெடுத்து வந்திருக்காரு. அந்த வெளிச்சத்த பார்த்ததுக்கப்புறம் தான், எனக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்துது.
சரி, சரி. ஆமா, கண்டிப்பா. ஆமா. சரி, செ அதுதான். உங்க மனசு. ஆமா உங்க வாழ்க்கைலயும் ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல் பண்ணியிருப்பீங்க! அ, கண்டிப்பா, கண்டிப்பா! ஏன் அப்படின்னா, அந்த ம், ஏன்னா இப்ப நெறைய விஷயங்கள் தப்பு தப்பா நடக்குதுல்ல? அதாவது "வழிப்பறிக்கொள்ளை" அ அந்த மாரி, இப்ப எந்த ஒரு இடத்துலயுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள், மனிதராவே இல்ல. அ நெறைய மிருகமா மாறி போயி, அன்னைக்கு நமக்கு என்ன கெடச்சா ஓகே, அப்படிங்கிற மாரி ஒரு க காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. அதுனால, இப்போலாம் அந் அந்த மாதிரி மனிதர்கள் எல்லா இடத்துலயுமே இருப்பாங்களோ? நமக்கு எல்லா இடத்துலயும், நமக்கு அந்த ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாரி அங்கே படிச்சோம், அங்கே கேட்டோம்! இப்ப இந்த மாரி வழி மாறி போறோமே! இந்த மாரி ஒரு தப்பான பாதைக்கு கூட்டி போயிருவாங்களோ? கரெக்ட். அதெல்லாம் கண்டிப்பா, ஒரு மனசு பக்கு, பக்குன்னு இருக்கும் நமக்கு. ஓ போய் சேர்ற வரைக்கும். ஆமா. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வேற எங்கயாவது போயிருக்கீங்களா? அந்த மாரி?
<laughs> ஆமா. ஆமா, அது ரொம் ஆ, இன்னொரு முறை வந்து, நானும் என்னோட மகளும் தான். அது நாங்க இருக்கிற நகரத்திலே தான். என்னனா, நாங்க வெளியூருக்கு போகணும். அப்ப என்னோட கணவர் வந்து வேலைய முடிச்சிட்டு, அவர் 4 சக்கர வாகனத்தில 1 இடத்தில இருக்காரு. அவர் வந்து எங்கள கூப்ட்டுட்டு, நாங்க கார்லயே தான் பயணிக்கணும். ஆனா, வந்து கூட்டிட்டு போனா ரொம்ப நேரமாயிடும். காலையில வந்து ஒரு ஒரு விழா. அதுக்கு, நாங்க வேறு 1 ஊருக்கு போகணும். அப்ப நான் அவரு சொல்றாரு, "இந்த இடத்துக்கு வந்துருங்க. அ நம்ப அங்கருந்து சேர்ந்து போயிட்லாம், ஆட்டோவுல வந்துருங்க." அப்பிடின்னு சொல்லும்போது, அ, சரி காலைலே நாங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி, கார்ல வச்சுட்டோம். அவரு வேலைக்கி போகும்போதே! அப்ப நானு, என்னோட மகளும் என்னோட பையும் கைபேசிலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஆட்டோவும் அ புக் பண்ணிட்டோம், ஆட்டோ வந்துருச்சி. ஆனா வந்து, அந்த பாதை வந்து எப்பிடி இருக்குன்னா, இந்த சர்வீஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லயா, வேறு வாகனங்களே இல்ல. அந்த நேரத்தில இரவு நேரம் தான் இதுவும். இப்ப என்னோட மகள் வேற அப்பிடின்றதுனால, நான் ரொம்ப 1 பயத்திலே இருக்கேன். ஆனா, அந்த பையன் வந்து ஒரு ஆரம்பத்திலே அவருக்கு புரிஞ்சிருச்சி. இவுங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்க்குன்னு.
சரிங்க. சரி. சரி. சரி. சரிங்க. ம். கண்டிப்பா. சரி. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. சரி. சரி, சரி.
அவரு வந்து, அவுங்க அ அம்மாவோட புகைப்படம் வந்து ஆட்டோல வச்சிருந்தாரு. அ அவருகிட்ட நான் கேட்டேன், "இது யாரு, உங்க அம்மாவா?" அப்படின்னு கேட்டப்புறம் அவரு சொல்றாரு, "ஆமா. அ நீங்க பயப்பட வேணா. எனக்கு உங்கள தெரியும். நான் நீங்க வசிக்கிற பகுதியில தான் இருக்கேன். அ உங்கள 2, 3 தடவை நான் வந்து, பள்ளிக்கு நீங்க வந்து போகணுங்கும்போது என்ன கூப்பிட்டுருக்கீங்க" அப்படிலாம் சொல்லும்போது, "எனக்கு ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொன்னேன். "பரவாயில்ல அக்கா. நான் அ எனக்கு நான் தவறா எடுத்துக்கல. அ நீங்க பயப்படாதீங்க", அப்படின்னு எனக்கு ஒரு தைரியத்த குடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் குறுக்குல வந்து விழறாரு. அ ரோட்ல. அ அவரும் வந்து மது போதைல இருக்காரு, ரோட்ல வந்து விழறாரு. நாங்க ஆட்டோலருந்து, இந்த பையன் இறங்கி வரணுன்னு எதிர்பார்க்குறாரு. ஆனா நாங்க உள்ள இருக்கிறனால, இவரு வந்து எங்க பாதுகாப்புக்காக, அவரு அப்படியே லாவகமா அவர கடந்து, அந்த வண்டிய நிறுத்தாம வந்துட்டாரு வேகமா.
ம்ஹ்ம். அ. பரவால்ல. சரிங்க சார். அ. பரவாயில்ல.. பரவாயில்ல,. ஐயயோ! சரிங்க. ம். சரி. கண்டிப்பா. அதுதான் நல்லது உண்மையிலேயே. அவர் செஞ்ச செயல் கரெக்டான செயல்ங்க உண்மையிலயே. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, "நம்ம வந்து, ஆட்டோல நம்ம வந்து இப்ப திடீர்னு ஒரு ஆட்டோ புடிப்போம். அ, ஆட்டோ புடிச்சுட்டு நம்ம உக்காந்து போயிட்டுருக்கும்போதே இன்னொரு ஒரு ஃபோன் பண்ணி, வரியாடான்னு கேட்டு, பிறகு இன்னொரு கூட ஒரு ஆளு உட்காருவாங்க பாருங்க?" அப்பலாம் உண்மையிலேயே, மனசு ரொம்ப பதறி போயிரும். ஏன்னா ஒரு அ 2 பேரு சமாளிக்கனும். ஏதோ ஒண்ணு ஆனுச்சுனா அப்படினா, நான் நம் நான் நிறைய அந்த மாரிலாம் நான் வந்து, இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பயந்துருக்கேன். அந்த மாரிலாம் உங்களுக்கு இந்த இந்த மாரி இன்னொரு ஆட்டோல போய்கிட்டே இருக்கும்போது, இன்னொருத்தர்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ஏறி வருவாங்க, பாருங்க.
ஆமா. ஆமா. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். எனக்கு ஒரு முறை, வரம்போதே 2 பேரா வந்தாங்க. அப்போ அவர் சொன்னாரு, "இல்ல, இவர நான் இவர் என் நண்பர் தான். நான் பக்கத்தில நிறுத்தணும்னு, அ நான் விட்டுருவேன். நீங்க ஏறுங்க." அப்படின்னாரு. நான் அது வந்து ஒரு செயலியில தான் புக் பண்ணியிருந்தேன். அப்ப நான் சொன்னேன், "ஒன்னு அவர இங்கயே நீங்க இறக்கி விட்டுட்டு வாங்க. நான் வந்து எந்த கம்ப்ளைன்ட்டும் போட மாட்டேன். நான் இங்க நிற்கிறேன். அப்படி இல்லன்னா, நான் அப்படியே நானே கேன்சல் பண்ணிட்றேன். ஏன்னா, நான் பண்ணேன்னா அதுக்கு எனக்கு தான் வந்து கட்டணம் அதிகமாகும்." அப்படீன்னு சொன்ன உடனே, அவருக்கு கொஞ்சம் என்ன செய்யறதுன்னே புரியல. அப்பறம் அவர் நண்பரே, "இல்ல இல்ல நான் இங்கே பக்கம் தான், நான் நடந்து போய்க்கிறேன்." அப்படீன்னு போய்ட்டாரு. அப்ப நான் அவர் கிட்ட
ஆமாங்க. அ. ஆ. ஆ. சரிங்க, சரிங்க. சரிங்க. கண்டிப்பா, பரவால்லை. அதுதாங்க நல்ல ஆமா. கண்டிப்பா. அதுதாங்க, நீங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப நல்ல செயல் தெரியுமா? ஏன்னா, யாரையுமே நம்ப முடியாது. நீங்க செஞ்சது கரெக்ட்டா உண்மையிலே யாராச்சும் கூட ஒரு ஆள் ஏ ஏறு ஏறுனாங்க அப்படினாலே, அ நம்ம சொல்லி வைக்கணும். குழந்தைங்கள்ட்டயுமே சொல்லி வைக்கணும். இது வந்து எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோடே இருக்கணும். அ நீங்க செஞ்ச செயல் வந்து கரெக்டான செயல், கண்டிப்பா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க வந்து எவ்வளோ ஒரு தெளிவா இருக்கீங்க. அ அந்த பயம் இருந்தாலுமே, வ யோசிக்கிறீங்க. சில விஷயங்கள யோசிக்கிறீங்க. உண்மையிலே அந்த பயம் இருந்தா மட்டும் தான், நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்னன்னு யோசிக்க முடியும். பரவால்ல, இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, பயணத்தின்போது நீங்க வந்து அந்த ரொம்ப பயந்த பயம். அ அதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா என்கிட்ட ந நீங்க விவரிச்சு நல்லா வி வி விரிவா என்கிட்ட சொல்லி, நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிங்க.
<laughs> ஆமா. உங்களோடு பேசினதில எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி.